அ உண்மையிலே அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து நம்ம உண்டாக்கிருவாங்க. ஆ அப்ப நம்ம என்ன பண்ணிருவம்ன்னா, நம்ம சு அவுங்க சொல்றத நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்கச் சொன்ன வயசுல தான் இந்த பொறுப்பு எனக்கும் கிடைச்சது. இந்த பொறுப்புல்லாம் என்ன பண்ணிருவாங்க, வயசுக்கு வந்ததுக்கு அப்பறமா ஒரு, 1 மாசம் நல்லா இருப்பாங்க ப்ரீயா ஆஹா! நல்லா ஆக்கிப் போடுறாங்கே!
நிச்சயமா. ம். ம். ஆஹா! ஆமா.
ஆ வாய்க்கு ருசியா என்னென்னமோ! செஞ்சு கொடுக்குறாங்கே. வந்து எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்கே. நிறைய திங்கறதுக்கு நிறைய கிடைக்குது. அ அப்பெல்லாம் நினைப்பேன். ஆஹா! பெண்பிள்ளையா கிடந்து கிடைக்குறதுக்கு வந்து பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கணும். நான் அப்பிடின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சாப்பிடுவோம், நிறைய அப்பல்லாம் பாத்தீங்கன்னா பாத்து, பாத்து நமக்கு இது பண்ணிக்கோ! இதைச் செஞ்சுக்கோ! அலங்காரம் பண்றதுக்குன்னு என்ன? ஆமா, அந்தமாரிலாம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா! பெண்பிள்ளையா பிறந்திருந்தா இப்பிடிலாம் நமக்கு ஒரு நடக்குமா? இப்பிடில்லாம் நமக்கு ஒரு சலுகை இருக்குமா! அப்பிடின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. அ 1 மாசம் தான். ஆமா. <laughs>
ஆ. ம். நிச்சயமா, நிச்சயமா. ம். ஆனா அப்பப் புரியல இல்ல! ஒரு நாள் கூத்து பல நாள் கஷ்டம்ன்றத்து.
அப்பிடி அடுத்த 1 மாசம் போகுங்க. அந்த 1 மாசம் போனதுக்கு அப்புறமா வயசுக்கு வந்துட்டேன். இங்க பாரு! நீ சின்னப் புள்ள இல்ல. அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். ஆ சும்மா ஆடிப்பாடிக்கிட்டுல திரிய கூடாது. இத நீ கத்துக்கணும். அப்பத் தான் நீ போற வீட்ல நல்லா இருப்ப! அப்பத் தான் உன் மாமியார் நல்லா கவனிக்க முடியும். அப்பத் தான் உங்க மாமனார்ட்ட நல்ல பேர் வாங்க முடியும். அப்பத் தான் நீ உன் புருஷன் நல்லா இப்பிடியே சொல்லிச் சொல்லி என்ன பண்ணிடுவாங்கே, அந்த ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்த நம்ம கையில கொடுத்து ஒரு நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் குடுத்தா அவ ச நம்ம செய்யணும் அதெல்லாம். அப்பவே நம்ம அம்மா வீட்டிலேயே அந்த எதிர்பார்ப்புகள். அதுக்கப்புறம் அந்த எதிர்பார்ப்புடைய ரிசல்ட் வந்து எங்க பாப்பாங்கன்னா, நம்ம குடும்பம் நாம நடத்துவோம் பாருங்க. கல்யாணம் பண்ணி போன உடன அ அங்கே தான் நிறைய. இ இவுங்க குடுத்த எதிர்பார்ப்பு. இவுங்க குடுத்த பொறுப்புகள்லாம் அங்கே ஒரு எதிர்பார்ப்பா நிறைய பேர்ட்ட இருக்கும் நம்மக்கிட்ட. ஆ, ம்
ஆ. ம். ஆ. ம். ம். ம். நிச்சயமா. ம். ஆ. அ. அதுவும் ஒரு டயலாக் விடுவாங்க பார்த்தீங்கன்னா, குடும்பம் நடத்துறதும் ஒரு கலை அப்பிடின்ட்டு.
ஆமா. கண்டிப்பா <smacks lips> ஆமா. அந்தக் கலை நயத்தோட தான் நம்மள அனுப்பி வைக்கிறாங்களே! நாம போன உடனே என்ன பண்ணுவோம்? அ நமக்கு ஒன்னுமே புரியாது. எல்லாமே புதுசா இருக்கும். அப்பன்னா எங் அப் அ அப்பவே ஃபோன வேற போடுவாங்கே. இங்க பாரு! அங்கே என்ன சொல்றாங்களோ! அத
<chuckles> அ, அதுக் <laughs> ஆ. அ. ஆமா. ம். ம்.